பொதுவா நம்ம வந்து முன்னோர்கள் சொல்லுவாங்க சாப்பிடும்போது வந்து சாப்பாட்டு மேல கவனம் அதிகமா இருக்கணும். அதைத் தாண்டி மத்த விஷியங்கள் எல்லாம் வந்து அதிகமா கவனிக்கக் கூடாது. இதனால நம்ம சாப்டுற சாப்பாடோட ச சத்து வந்து நமக்குக் கிடைக்காதுங்கிற ஒரு கருத்தோடயே பேசுவாங்க. அ அந்த மாரி நீங்கச் சாப்பிடும்போது அ என்ன மாரி மனநிலையில இருப்பீங்க? இல்ல, வேற ஏதாவது உங்களுக்குக் கவனச்சிதறல் இருக்குமா?
கண்டிப்பா, கண்டிப்பா. சாப்புடும்போது எப்பயுமே வந்து கவனச்சிதறல்களோட சாப்ட்டோம்னா, அது ஒரு ஆரோக்கியமான பழக்கமா இருக்காதுன்றது என்னோட எண்ணம். அதே மாதிரி அ குழந்தைகள்ட்டயுமே நான் வந்து அது தான் வந்து சொல்லுவேன் எங்க வீட்ல. சாப்பிடும்போது டிவி பாத்துட்டு சாப்டாதீங்க. தொலைக்காட்சி பாத்துட்டோ, இல்ல, வேற எதுலயும் கவனத்தை செலுத்திக்கிட்டோ, இல்ல படிச்சுக்கிட்டோ, இல்ல எழுதிக்கிட்டோ ஹோம்வொர்க் செஞ்சுகிட்டே என் பொண்ணு எல்லாம் சொல்லுவா. ஹோம்வொர்க் எழுதிக்கிட்டே வந்து சாப்பிடுறதை பண்ணு அந்த மாதிரி பண்ணுவா. அப்போ நான் சொல்லுவேன். "இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத பாப்பா. அது வந்து நீ சாப்பிடுறது வந்து உடம்புக்குப் போய்சேராது." நம்ம முன்னோர்கள் நமக்குச் சொன்னதுதான். அதையே தான் வந்து நானுமே எங்க வீட்ல வந்து கடைப்பிடிச்சிட்டு வர்றேன் இப்ப வரைக்கும். என்னோட கணவருமே அப்டி தான் பண்ணுவாரு. அ ஏனா வந்து பகல் காலை வேளை வந்தும், மதியம் வேளையும் வந்து ஆஃபிஸ்ல சாப்ட்டுருவாங்க. இப்ப நைட்டு அந்த ஒரு வேளை வீட்ல சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்தத் தொலைக்காட்சி பாத்துக்கிட்டோ, இல்ல வந்து இந்த மொபைல் பாத்துக்கிட்டோ சாப்பிடுறது வந்து வழக்கமா வச்சிட்டு இருந்தாரு. அதனால வந்து அது வந்து அந்தப் பழக்கத்தை மாத்தணுங்கிறது அ கண்டிப்பா வந்து மாத்தணும். மாத்துனாதான் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்கம் வந்து வீட்ல வந்து பிராக்டிஸ் ஆகும்ன்னு நினைக்குறேன் நானு.
ம்ஹ்ம். சரி. மிக சரி. ஆ. ம். சரி. ஆஹா. கண் கண்டிப்பா. இப்ப நானே பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல வந்து, ஆ, இந்தப் படுத்துக்கிட்டே இருக்கும்போது பழங்கள் சாப்டுவேன். அதாவது படுத்துக்கிட்டே கையில மொபைல வச்சுட்டு ஒரு கையில கொஞ்சம் பழங்கள் சாப்பிடுவேன். ஆனா நாளடைவில என் வீட்ல இருக்கவங்க சொன்னாங்க, இல்ல அப்படி சாப்டாதீங்க. சாப்ட்டா செரிமானம் சரியாகாதும்பாங்க. அந்த மாரி வேற ஏதாவது பழக்கவழக்கங்கள் வந்து சாப்பிடும்போது கவனிக்கணும்னு நினைக்கிறீங்களா?
கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்கச் சொல்ற மாரி படுத்துக்கிட்டே சாப்பிடுறதுமே வந்து ரொம்ப ஆபத்தான விஷியம். அ அது வந்து கு குழந்தைகளைப் பொறுத்த அளவுக்கு படுத்துக்கிட்டே சாப்ட்டாங்க அப்டின்னா, ஏதாவது ஒரு உணவு வந்து தொண்டையிலயோ, இல்ல வந்து அது போய் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது வந்து மூச்சுத் திணறலுக்கு வந்து கொண்டு போய் விடலாம். வேற ஏதாவது பிரச்சனையில கொண்டு போய் விட்றலாம். அதனால என்னைக்குமே வந்து படுத்துக்கிட்டு சாப்புறது வந்து என்கரேஜ் பண்ணவே கூடாது. அது ஒரு ரொம்ப தப்பான விஷியம்.
ம்ஹ்ம். ஆமா. ம்ஹ்ம். கண்டிப் கண்டிப்பா. அது போக என்னனா படுக்கரையில கொண்டு வந்து பெட்ல படுத்துச் சாப்பிடும்போது அது இன்னும் அதுல சிந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பூச்சி, எறும்பு இந்த மாதிரி எதாவது வரும்போது, ஆ, இரவு நேரத்தில எங்கேயோ கடிச்சு வச்சிட்டா, அது ஒரு பிரச்சனையா வரும் இல்லையா?
கண்டிப்பா, கண்டிப்பா. அதுவும் ஒரு பெரிய பிரச்சனைதான். அது வந்து குழந்தைகள்ட அது நம்ம கண் கண்டிக்க முடியல நம்ம. அ நான் இங்க தான் வந்து படுத்துதான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி வந்து அடம் பிடிக்கிறாங்க இல்லையா? குழந்தைகள் வந்து அந்த அடம் பிடிக்கிறது இருக்கு. பெரியவங்களே நம்மளே என்ன பண்றோம்? நம்ம கம்ஃபோர்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஆ பெட்ல உக்காந்து சாப்பிடுறது. வயதானவர்கள்ன்னா சரி ஓகே ஏத்துக்கலாம். ஆனா வந்து வாலிப வயது உள்ளவங்க கூட இந்த மாதிரி பெட்ல உக்காந்து சாப்பிடுறதெல்லாம் வந்து பண்ணதான் செய்யறாங்க.
ம். ஆமா. ஆமா. அதனால அதைப் பார்த்துப் பிள்ளைங்க பழகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா?
ஆமா. ஏன்னா வந்து இப்ப படம் பாக்குறோம் அப்படின்னா, பெட்ல படுத்துக்கிட்டு அந்த பாப்க்கார்ன் சாப்பிடுறது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணதான் செய்றோம் நம்மளே. நம்மள பார்த்து நம்ம பிள்ளைங்க வந்து இதாகதான் செய்யறாங்க.
ம். ம். அதனால ஒரு முன்னோடியா இருக்கிறவங்க வந்து சரியான வகையில வந்து அதை ஆ, தேவையில்லாத விஷயங்களை கத்துக்கொடுக்கிறத தவிர்க்கணும். ம்.
கண்டிப்பா, கண்டிப்பா.
இது இப்போ பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல, இப்ப பெரும்பாலான குடும்பங்கள்ல அதிகமா சாப்பிட நேரத்தில வந்து பாத்தீங்கன்னா, அந்த கைப்பேசி உபயோகிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கையில கைப்பேசி, இன்னொரு கையில சாப்பிடுற சாப்பிடுற பழக்கவழக்கங்கள் அது அதிகமாயிருச்சு. இந்த மாரி எதுவும் இருக்கா, பழக்கவழக்கங்கள்? பாத்திருக்கீங்களா?
ஆமா. ஆமா. அதுதான், அதுதான். இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் நம்மதான் வந்து குழந்தைகளுக்கே கத்துக்கோடுக்குறோம். நம்ம முன்னே முன்னோடியா இருந்து இது பண்ணக்கூடாதுன்ற சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணும். ஆனா வந்து என்னோட கணவரே அப்டி பண்றனால குழந்தைகளும் என்ன பண்ணுவாங்கன்னா, "அம்மா, எனக்கும் YouTube வச்சு கொடும்மா. நான் கொஞ்ச நேரம் பாத்துச் சாப்புடுற வரைக்கும் பாத்துக்குறேன்." அந்த மாதிரி வந்து கேட்க கேக்குற ஸ்டேஜ்ல வந்து இப்ப நம்ம இருக்கோம். இப்ப உள்ள பிள்ளைகள் வந்து அப்டி தான் கேக்குறாங்க. "கொஞ்ச நேரம் நான் சாப்பிடுற வரைக்கும் YouTube பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன்." அந்த மாதிரி அது வந்து ரொம்ப தவறான செயல்னு நெனைக்கிறேன் நானு.
ம்ஹ்ம். ம். கண்டிப்பா. இப்ப என்னோட மூதாதையர்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல சாப்பிடும்போது சம்படம் போட்டுத்தான் சாப்படணும். ஆ தட்ட வந்து மேல, இடுப்புக்கு மேல வச்சு தூக்கி, வச்சு சில பேர் சாப்பிடுவாங்க. அந்த மாரி சாப்பிடக் கூடாது. தட்டு தரையில இருக்கணும். நம்ம அதை குனிஞ்சு சாப்படணும்கிறது ஒரு மரியாதையா சொல்லிக் கொடுப்பாங்க. அது போகப் பாத்தீங்கன்னா உங்களுக்குத் தண்ணீ முதல்லயே எடுத்து வச்சிரணும். தேவையான விஷயங்களை எல்லாம் எடுத்துக் கொண்டு வந்து வச்சிட்டுதான் வந்து சாப்ட உக்காரணும். ஒரு தடவை உக்கார்ந்தாங்கன்னா, திரும்பச் சாப்டதுக்கு அப்புறம்தான் எந்திரிக்கணும்னு சொல்லி, இந்த மாரி நல்ல நல்ல பழக்கங்கள்லாம் சொல்லிக் கொண்டு வந்தாங்க. இப்ப அந்த மாரிப் பழக்கங்கள் நெறைய ஃப க ஃபாலோ பண்றதே இல்ல, இல்லையா?
ஆமா கண்டிப்பா. என்னோட பாட்டி என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, பொம்பள பிள்ளைங்கள சொல்லுவாங்க. அ "பொம்பள பிள்ளைங்க வந்து சாப்புடுற உக்காருற இடமும் தெரியக் கூடாது, எழுந்திக்கிற நேரமும் தெரியக் கூடாது. சீக்கிரமா சாப்படணும்." அப்டின்னு சொல்லுவாங்க. ஆனா சீக்கிரமா சாப்புறனால நெறைய செரிமான பிரச்சனைகள் வந்து நமக்கு வரும். நல்லா வந்து மென்னு அதை வந்து முழுங்குனா மட்டும்தான், நம்மளோட சாப்பாடு வந்து நல்லா செரிமானம் ஆகும் இல்லையா?
ஆ. சரி. அதாவது சீக்கிரம்ங்கறத, நீங்க அந்த நேரத்த சொல்றீங்களா? இல்ல, நம்ம சாப்புடறது வந்து சு எப்டியாவது முடிச்சிட்டு சீக்கிரம் போகணும்கற மாரி சொல்றீங்களா?
ஆ இல்ல. அவங்க அவங்களோட இதுல வந்து அவங்க அப்டி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு கவெர்மெண்ட்ல நர்ஸா ஆ வேல பாத்தாங்க. அப்ப வந்து அவங்க க அந்த நைட் ஃசிப்ட்லாம் போகும்போது, அவங்க வந்து சீக்கிரமே அந்தச் சாப்புடுற நேரம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா சாப்புடணும் அப்டிங்கறது வந்து சீக்கிரம் சொல்லுவாங்க. சீக்கிரம் சாப்புடணும். "எந்த ஒரு வேலைய அதை வச்சுதான் வந்து பெண்களோட வேலைய வந்து நாங்க கணக்கிடுவோம்" அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நீங்க எப் எவ்வளவு சீக்கிரம் வேல பாப்ப? இல்ல வந்து ஸ்லோவா வேல பாப்பியா?" அப்டிங்கறத வந்து, நம்ம சாப்புடுறத வச்சு கணக்கு பாக்குற மாதிரி அப்பச் சொல்லுவாங்க. எங்க பாட்டி சொல்லுவாங்க.
சரி. ம்ஹ்ம். சரி சரி. ம். ம், ம். ஆமா. அதாவது சில பேர் என்னன்னா, சாப்பாட்டுல தட்ட வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் அப்டியே உக்கார்ந்தே இருப்பாங்க. சாமானியத்துல எழுந்துருச்சு வெளிய வரமாட்டாங்க இல்லையா? அந்த மாரி. இப்
ஆ. அதுதான். ஆமா. 1 மணி நேரம் கூட அப்டியே வந்து தட்டுல அப்டி ரொம்ப மெல்ல, மெதுவா சாப்டுவாங்க. அப்டியும் நான் பாத்திருக்கேன் சில பேர.
ஆமா. எங்க வீட்டிலயும் அந்த மாரி நடக்குது. குழந்தைகளப் பாத்தீங்கன்னா, அந்த இது 2, 2 தோசையை வச்சுக்கிட்டு டிவி 1/2 மணி 3/4 மணி நேரமா ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த 2 தோசை. அந்தச் சாப்பாடு ஆறிரும். அதுல இருக்கற சத்து போயிரும். நெறைய விஷயங்கள் இருக்கு. இல்லையா?
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. அதுதான் வந்து அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா நான் இப்போ யோசிச்சு பாக்கும்போது அவங்க சொல்லிச் சொல்லி அந்தப் பழக்கம் வந்து எனக்கு வேகமா சாப்டுற பழக்கம் வந்து வந்துருச்சு. நான் எப் எப்பவுமே வந்து ஒரு 10 நிமிடம் அவ்ளோதான் எடுத்துக்குவேன். வேகமா சாப்டுருவேன். ஆனா, இப்ப யோசிச்சு பாக்குறேன். நம்ம நல்லா மென்னு சாப்டுறோமா, அப்டின்னு கேட்டா கேடையாது. நம்ம அந்த வேகத்த மட்டுந்தாமே யோசிக்கிறோமே தவர, அந்த மென்னு நல்ல ஒரு அ அந்த இது வந்து நமக்கு இல்லங்கற மாதிரி இருக்கு.
ம்ஹ்ம். ஆ. செரி. ம். அதாவது அதாவது நமக்குச் சுவைய அறியுற தன்மையைப் பாத்தீங்கன்னா அந்தப் பற்கள், அந்த நாக்கு இதோட முடிஞ்சிரும். நம்ம அங்க அதுக்கப்பறம் நம்ம சுவையை அறிய முடியாது. ஆனா நெறைய பேர் என்னன்னா டக்கு டக்குன்னு வாயில அள்ளிப் போட்டுப் போயிட்டே இருக்காங்க. இல்ல தண்ணியைக் குடிச்சு குடி போய்ச் சாப்பிடுவாங்க சில பேரு.
ஆ. கண்டிப்பா. எந்த ஒரு சுவையும் சரி ஆ. அதுவுமே நானும் பாத்துருக்கேன். அதுவே அது வந்து எதனால சொல்லுவாங்கன்னா ஒருத்தருக்கு வந்து அந்தப் பல்லு பற்கள் வந்து கொஞ்சம் நல்ல மெல்லக்கூடிய இது இல்லாத ஒரு காரணத்துனால வந்து என்ன பண்ணுவாங்கனா என்னோட அப்பா வந்து அப்படி தண்ணி குடிச்சு முழுங்குறத நான் பாத்துருக்கேன். என்னப்பா இவ்ளோ
அது முதிவர்களுக்கு ஓகே. அவங்களுக்கு வந்து வேற வழி இல்ல. ஆனா சின்னப் பசங்க, பே நடு நிலையில உள்ளவங்களும் சில நேரம் பாத்தீங்கன்னா அவசரத்துக்குச் சாப்பிட்டுப் போவாங்க இல்லையா?
ம். கண்டிப்பா. கண்டிப்பா.
அதெல்லாம் சரி நினைக்கிறீங்களா? அதாவது வேலைக்குக் கிளம்ப தாமதமாயிரும். அப்புறம் அதை வந்து அந்த நேரத்த ஈடுகட்டுறதுக்காகச் சாப்பாட்டுல வந்து க குறைவான சாப்பாடு சாப்பிடுறது. இல்லைன்னா அவசரத்துல மென்னும் மெல்லாம சாப்பிடுறது. இதெல்லாம் வந்து எப்படி நினைக்கிறீங்க இதைப் பத்தி?
கண்டிப்பா. அதெல்லாம் வந்து ரொம்பவே தப்பு. அது வந்து கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதே கிடையாது. அதுதான், ஆனா வந்து இப்போ உள்ள காலகட்டத்துல அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அ காலையில ஒரு வேலைக்குப் போகும்போது லேட்டாச்சுனா என்ன பண்றது, வேக வேகமா வந்து சாப்பிடுறது. மெல்லாம மெல்லாம முழுங்குறது. அதாவது இந்த வயதினரே சொல்றேன். ஒரு நடுப்பட்ட வயதினரே வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அவுங்களுக்கு சீக்கிரமே இந்தச் செரிமான பிரச்சனைகள் வந்து இல்ல வயிறு கோளாறோ இந்த மாதிரி ஏதாவது வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு ரொம்பவே அதீக வாய்ப்பு இருக்கு.
ம்ஹ்ம். ஓ. அந்த மாரி நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருங்கறீங்க இல்லையா?
ஆமா. அதுவும் அதுவும் இல்லாம நம்ம பசிக்கு ஏற்ப நம்ம சாப்பிடணும். இப்போ வந்து ஒரு படத்துல கூடச் சொல்லுவாங்க, நம்ம சாப்பிடுற நம்ம பசிக்கு மேல சாப்பிடுற 1 இட்லி வந்து வேற ஒருத்தங்கது அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் வரும்.
ம். ஆமாமா.
அந்த மாதிரி நான் சொல்றேன். அதாவது நம்ம பசிக்கு ஏத்தா மாதிரி நாம சாப்பிடணும். நம்ம பசி இப்ப வயறு நிறைஞ்சிடுச்சுன்னு நம்ம நினைக்கிறோம்னா விட்டுறணும். இ இதே வந்து நம்ம வந்து ஒரு ந ஒரு உணவு பிடிக்குது அப்படிங்கறதுக்காக, அது அளவுக்கு மீறிச் சாப்பிட்டோம்னா, அதுவுமே நமக்கு வந்து பிரச்சனை தான்.
ம். நம்மளால என்ன அளவுக்கு உட்கொள்ள முடியுமோ, அந்தச் சரியான அளவு அதுக்கான தயாரிப்பு இருக்கணும்ங்கறீங்க. இதனால வே தேவை இல்லாத அதிக அதிகப்படியான உணவை வீணாக்கறதும் குறையும் இல்லையா?
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா.
இது போகப் பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்பவுமே இந்த சாப்பிடுறதுக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணும்போது நமக்கு அந்த வாசம் வரும். ஒரு கறி குழம்பு வைக்கிறாங்க. இல்ல எதாவது 1 வதக்குறாங்க அப்படின்னா, அந்த வாசனையிலேயே வந்து நிறைய பேரு சாப்பிடுறதுக்கான விருப்பம் வரும். ஆனா அந்த சமையலு சாப்பாடு ரெடி ஆனதுக்கு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா டிவிய போட்டு இன்னைக்கு எல்லாருமே பார்க்கதான் செய்றாங்க, குடும்பத்தோட உக்காந்து. டிவிய பார்த்துட்டு பார்க்கும்போது என்னன்னா அந்தச் சாப்பாட்டோட ருசியை மறந்துட்டு, அந்தப் பார்க்கிற விஷயத்து மேல ருசி போயிருது இல்லையா? அதை எப்படி தவிர்க்க வேண்டிய விஷயம் தானே?
கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய விஷயம். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அ டிவிய அமத்திட்டு எல்லாரும் வட்டமா உக்காந்து, நம்ம நம்மளுக்குள்ள பரிமாறி சாப்பிடும்போது ஒரு <tsk> ஒரு ஒரே நேரத்துல எல்லாரும் சாப்பிட்டோம் அப்படின்னா, வந்து இந்தக் கவனச்சிதறல் தொலைபேசிக்கோ, இல்ல வந்து மொபைல்கோ போகாதுங்கிறது என்னோட எண்ணம். அதனால அட் லீஸ்ட் அந்த ஒரு சனி, ஞாயிறு வீக்எண்டு, அந்த 2 நாள் மட்டுமாவது 3 வேளை சாப்பிடுறதுமே, நான் என்ன சொல்வேன்னா, சேர்ந்து சாப்பிடுவோம். எல்லாரும் ஒண்ணா உக்காந்து சாப்பிட்டோம்னா, இந்த மாதிரி கவனச்சிதறல் நமக்கு ஏற்படாது இல்லையா?
ம்ஹ்ம். சரி. ஆமா. வேற என்ன நன்மைகள் கிடைக்கும் எல்லாரும் ஒண்ணா உக்காந்து ஒரு இடத்துல சாப்டும்போது?
கண்டிப்பா அன்பு வீட்ல வந்து கூடும்னு நெனைக்கிறேன். பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும். நம்மளுக்குள்ள பேசிக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நமக்குக் கூடும். அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு வந்து சொல்லணும்னு நெனைச்சேன். அது என்னன்னா இந்த க்ரேவின்ங்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஃபுட்க்ரேவின்ங்ஸ் வந்து நமக்கு
ம்ஹ்ம். சொல்லுங்க. ம். ஆமா, எதையா நெனைச்சு ஏங்கி அதிகப்படியா சாப்பிடுறது இல்லையா?
ம். அதிகப்படியா சாப்புட்ணும். அ அது வந்து நம்ம பசிக்கு மீறித்தானே நமக்கு அது தோணுது. பசி ம். ஆசைல சாப்பிடுறத வந்து ரொம்பவே தவிர்க்கணும். அது இப்ப உள்ள காலகட்டத்துல எல்லாருக்குமே அந்த க்ரேவின்ங்ஸ்ங்கிறது அதிகமா இருக்கு. ஏதாவது ஒரு உணவு மேல வந்து பிரியம் அதிகமாக ஆக அதை அதைப் பற்றியே நினைத்து அதைப் பற்றியே வந்து சிந்திச்சு அதையே சாப்பிடனும்ன்ற எண்ணம் வந்துடுது. அதைச் சாப்பிடும்போது நமக்கு வந்து உடல் ரீதியா வந்து எடை போடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரெஸ் அதிகமாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த க்ரேவின்ங்ஸ் வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போனோம் அப்டின்னா.
ஆமா, ஆசையில சாப்பிடுறது, ம். அது ம். அதாவது அது இந்தக் க்ரேவின்ங்ஸ்கிற அந்த அதாவது உணவுக்காக ஏங்குறது வந்து இது மனதுரீதியா உள்ள பிரச்சனை இல்லையா? உடல் ரீதியான ஒரு பிரச்சனை மனசுல வந்து அவங்களுக்கு அது அந்தப் பொருள் மேல அளவுக்கு அதிகமான மோகம் இருக்கறதுனாலதான் இது இருக்கு இல்லையா?
கண்டிப்பா, கண்டிப்பா அது தான் சொல்ல வரேன். அந்த ஏக்கத்தையும், அந்த இதையும் வந்து கொஞ்சம் கோறச்சுக்கணும்.
ம்ஹ்ஹ்ம். இப்ப எனக்கே பார்த்தீங்கன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா நான் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பழங்கள் வந்து அதிகமா விருப்பப்படுவேன். கொய்யாக்காங்கிறது எல்லாம் எனக்குப் பிடிச்ச பழம். நம்ம ஒரு 1 கிலோ வாங்கணும்னா 5 பழம் இருக்கணும். 2 பழத்தை ஒரே இடத்துல சாப்பிடுற மாதிரி எனக்கு அந்தப் பார்த்தவுடனே சாப்பிடணும்ங்கிற ஆசை வரும். நானும் அதைக் கட்டுப்படுத்துறதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இதை எப்படி குறைக்கலாம்னு நினைக்கிறீங்க? இந்த மாரி பழக்கத்தை க்ரேவிங்ஸ்ஸ.
குறைச்சுக்கிட்டா. கொஞ் கண்டிப்பா. கண்டிப்பா அது தான் அது தான் ஒரு ப்ளான் பண்ணி இத வந்து அ இது வந்து ஒரு 5 பழம் வாங்குறீங்க. அது வந்து 5 நாளைக்கு நாம எடுத்து வச்சோம். அப்படின்னா 1 நாளைக்கு 1 பழம்னு சாப்பிட்டா பரவாயில்ல. அந்த க்ரேவிங்க்ஸ் குறைச்சு நம்ம வந்து இது வந்து 5 நாளைக்கு உபயோகப்படுத்தனும் அப்படிங்கற எண்ணம் ஃபர்ஸ்ட்டு நமக்கு வரணும். நம்ம அத வந்து நம்ம குழந்தைகளுக்கோ, நம்ம கணவருக்கோ நம்ம சொல்ல முடியும். நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கோ நம்ம அப்பதான் வந்து அவங்களுக்கு பரிந்துரை பண்ண முடியும்.
ம். சரி. அப்படி இல்லைன்னா நம்ம வாங்கும்போதே குறைவான அளவு வாங்கிட்டு வர்றது நல்லதா? கடையிலிருந்து.
இல்ல இப்பலாம் வந்து எல்லாரும் ஒண்ணா தானே வாங்கி வச்சுக்குறாங்க. வாரத்துக்கு ஒரு முறை தான் பழங்களோ, காய்களோ. நாங்கல்லாம் அப்படி தான் வாங்குறோம். அதனால வந்து எனக்குக் குறைவா வாங்குறது பத்தி தெரியல. வாரம் ஒரு முறை வாங்குவோம். அந்த வாரத்துக்குள்ள வந்து அதைக் காலி பண்ற மாதிரி ப்ளான் பண்ணி பண்ணுவோம்.
ஆஹா. ம்ஹ்ம். கண்டிப்பா. அது போகப் <grunts> பாத்தீங்கன்னா நிறைய பேரு இந்தக் காலைல தேனீர் இல்ல மாலைல தேநீர் குடிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்தத் தேனீரோ காபியோ மனமனக்க போடுவாங்க. ஆனா அதைக் குடிக்கும்போது அவுங்களோட கவனம் எல்லாம் வேற விஷியத்துலதான் இருக்கும். உதாரணத்துக்கு காலைலன்னா செய்தித்தாள் படிச்சிட்டு இருப்பாங்க. இதே இது மாலை நேரத்துலனா எதாவது டிவில நிகழ்ச்சி பாத்துட்டு இருப்பாங்க. அதனால அந்தத் தேனீரோட சுவையை வந்து அவுங்க மறக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா?
ஆமா கண்டிப்பா ஏதோ வந்து, அது வந்து தினசரி பழக்க வழக்கத்தோடு ஒன்றிணைஞ்சு அது வந்து பழக ஆரம்பிச்சிட்டாங்க. <tsk> அது முதலே இருந்தே வந்து அந்தத் தினசரி பழக்கத்துல வந்து அந்தத் தேனீரையோ அந்த வந்து கொண்டு வந்தனால, ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி குடிப்பாங்க. அ காலை வேளையில ஒரு தடவை குடிப்பாங்க. இடையில ஒரு தடவை குடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4, 5 வேளைகள் கூடத் தேநீர் குடிக்கிறவங்களும் நான் பாத்துருக்கேன். அது ரொம்ப ஆரோக்கியம் இல்லாத ஒன்று தான். ஒரு நாளைக்கு 1 முறை பண்ணா பரவாயில்லை. அ 2 முறை கூட வந்து ஒத்துக்கலாம். ஆனா அதற்கு அதிகமா வந்து அதுவும் ஒரு அடிக்ஷன் தான. அதுவும் ஏதோ ஒரு இது பண்ற மாதிரி தான.
ம்ஹ்ம். ஆமா. ம்ஹ்ம். 2 முறை குடிக்கலாம். அது சாதாரண அதாவது எந்தப் பொருளுமே நம்ம அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிறதுங்குற பட்சத்துல அது அடிக்ஷன்ல வந்துரும் இல்ல.
கண்டிப்பா. கண்டிப்பா.
இது போக நம்ம <grunts> சாப்பிடும்போது நெறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு பொருள்களை எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்ட ஆரம்பிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு தடவைக்கும் எந்திரிச்சு எந்திரிச்சு போய் வாங்கிட்டு இருப்பாங்க. இல்ல யாராவது ஒருத்தவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இது சரியான முறைனு நினைக்கிறீங்களா?
இல்ல. அது வந்து. ஆ இந்த மாரி மொத்தமா உக்காந்து சாப்படம்போது எல்லாத்தையும் எடுத்து வந்து வைத்துச் சாப்பிடுறது தான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். எதுக்கு போய் ஒரு முறை ஒரு முறை போய் எடுக்கணும். எல்லாத்துக்கும் எல்லாருமே சேந்து சாப்ட்டா அது வந்து எல்லாருக்கும் பரிமாறலாம். எல்லாரும் சேந்து சாப்படலாம். அது வந்து தவறு- தவறு தான்.
ம்ஹ்ம். ம். கண்டிப்பா. அருமையா வந்து இவ்வளவு நேரம் வந்து நம்ம ஒரு உணவுன்னு சொல்லிச் சாப்படும்போது அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், என்னென்ன விஷியங்களைக் கவனிக்கணும்னு சொல்லி நிறைய அழகா பேசுனீங்க. உங்களோட பேசினதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
நன்றி. ரொம்ப நன்றி.